ஆமா. நான் வந்து என்ன பண்றேன் வீட்ட எவ்ளோ தூரம் பூட்ட முடியுமோ, மதல்ல கேட்டு பூட்டி. கதவுல கீழே தாப்பாள், மேல தாப்பாள். <laughs> இதுக்கப்புறம்
சரிங்க. ஆ. அப்ப உங்களுக்குள்ள பயம் தான் முதல்ல வந்தது இல்லலைங்களா? ஐயோ! தனியா இருக்கணுமே. ஆ. ஓகே. ஆ.
ஆமா. கண்டிப்பா. அந்த பயம் தான் அதிகமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்தாச்சு, குளிர் சாதன பெட்டியில என்னலா இருக்கு? பார்த்து வச்சுக்கிட்டேன். ஓகே. நம்மளா ஏதாவது செய்ய முடியுமா? வேணாம். நமக்கு அந்த அளவுக்கு சமைக்க தெரியாது. அம்மா செஞ்சதுல என்னென்ன இருக்கு? சாப்புடுற மாரி? அதெல்லாம் பார்த்து வச்சாச்சு. போய் தொலைக்காட்சி பெட்டியில போட்டு அப்படியே சோஃபால படுத்துக்கிட்டே பாார்க்குறது. எவ்ளோ நேரம் ஆச்சுன்னே தெரியல. அப்புறம் பசிக்குது. ஓ! நம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? அப்டின்னு அப்பயே ஒரு 10 1/2 அந்த மாரி ஆயிடுச்சு. நம்மள 8 மணிக்கே சாப்ட்டு பழகியிருப்போம். 10 மணிக்கு தூங்கிருப்போம். அப்ப போயிட்டு சரி சாப்ட்ருவோம் அப்டின்னு. இந்த தின்பண்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எ எனக்கு எது தேவையோ, தேவையில்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சே. உணவை விட தின் பண்டகள் தான் அதிகமா இருந்தது. பச்சே நம்ம இஷ்டம்டா இன்னைக்கு என்ன வேணா பண்ணலாம்? அப்படிங்கிற மாரி சாப்படுறது. போய் உள்ள இருக்க ஜூஸ் குடிக்கிறது. இப்படியே ரொம்ப நேரம் போச்சு. 12 மணி ஆச்சு.
ஆ. சரிங்க. ஆ. <laughs> சரிங்க. சரிங்க. ஆ. சரிங்க. ஆ. ஆமா. ஆ. <laughs> சரிங்க. ஆ. ஆ. ஆ.
டிவியும் போர் அடிக்குது. ஏன்னா எவ்ளோ நேரம் தொடர்ந்து பார்க்குறது? என்ன பண்றது? தூக்கம் வேற வர மாட்டேங்குதே! சரி பரவால்ல. நம்ம சோஃபாலயே படுத்துருவோம். நம்ம கீழ படுத்தா தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்டின்ட்டு. அ ஜன்னல் பக்கத்திலேயே இருக்கும். பக்கத்தில ஜன்னல் அது பின்னாடி ஒரு முருங்க மரம் இருக்கும். அந்த வீட்ல. படுத்தா அப்பதான் நாயி வந்து ஊன்னு கத்த என்னடா இது. அப்புறம் பார்த்தா அந்த ஜன்னல பார்த்தா அந்த பக்கம் வீடோட மாடியும், அவங்க படிகட்டும் தெரியும்.
ஆமா. ஆ. சரிங்க. ஆ. ஆ. சரிங்க. ஆ. <laughs> சரிங்க.
ஆ. சரி நம்ப வந்து இன்னைக்கு இந்த அப்பலாம் அந்த கோஸ்ட் ஹன்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிலத்தில ஒரு புரோகிராம் இருக்கும். அவங்க வந்து போயிட்டு பாழடைஞ்ச வீட்லலாம் பேய வந்து தேடுவாங்க. அந்த மிஷின்லாம் எடுத்துட்டு போவாங்க.
ஆ. சரிங்க. ஆமாமா. ஆ கரெக்ட்டா சொன்னீங்க. ஆ. ம்.
அந்த மாரி சரி இந்த வீட்டு மாடியில பேய் வருதா பார்த்துக்கலாம். அ. அப்டின்னு சொல்லி நானும் உட்காந்து பார்த்துட்டே இருக்கேன். ஏன் நாயி கத்துது? அப்ப பேய் வருமோ. அப்பலாம் அந்த சல் சல்ன்னு அந்த பூச்சிங்க சத்தம் போடும்.
ஓ! ஆ. ஆமாங்க, ஆமாங்க. கரெக்ட். ஆ.
ஆ சலங்கு சத்தம் கேக்குது. அப்ப பேய் கண்டிப்பா இருக்கு. இந்த ஜன்னலுக்குள்ள வர வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் வ இப்டில்லாம் நல்லா யோசிச்சுட்டு நானும் உட்காந்து பார்த்துட்டே இருக்கேன். எல்லா வீட்டும் மாடியும். அந்த பக்கம் நெறைய வீடுகளா இருக்கும். மாடியும் அந்த படிகட்டு தான் அ நெருக்கத்துல எனக்கு தெரியும். பார்த்துட்டே இருக்கேன். இந்த வீடு இல்லாம அந்த பக்கம் வீட்ல ஒரு வெள்ளை கலர்ல இப்படியும் அப்படியும் போயிட்டே இருக்கு.
ஆ. <laughs> சரிங்க. சரிங்க.

அ அடடா! அப்ப தனியா தங்குறமாரி ஒரு சூழல் தான் உங்களுக்கு இல்லேங்களா!
ஆ. ஆமா. அந்த அறையில நான் தனியா இருக்கணும். அ மத்த பெண்கள்லாம் மத்த அறையில இருக்காங்க. நாங்க 2 , 2 பேரா எல்லாரையும் தங்க வச்சுட்டாங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. அந்த வீடெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. இப்பிடிலாம் வீடுகள் இருக்குமா! ஏனா நம்ம இங்க சின்ன வீட்லேருந்து அத போய் பார்த்துட்டு, அதெல்லாம் ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்தா இரவு அந்த சமையல்காரர் வந்து எங்களுக்கெல்லாம் சமைச்சி கொடுத்துட்டு, "நான் வீட்டுக்கு போ போறேன்ம்மா, அதுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் பூட்டிர்றேன்" அப்பிடிங்கிறாரு. நம்ம ஊர்லலாம் எத்தன கிரில் கேட் இருக்கும். சொல்லுங்க.
ஆ. சரிங்க. ஆ. சரிங்க. சரிங்க. ஆ வ் வீட்டுக்கு வாசலுக்கு ஒரே ஒரு கேட்டு தான் வச்சிருப்போம் இல்லேங்களா! ஆ.
ஆவ், 3 கேட் <laughs> லிஃப்ட்க்கு இழுத்து இப்பிடி மாட்டுவாங்க இல்லயா! அந்த மாதிரி ஒரு கேட்டு. அதுக்கு வெளிய ஒரு கேட்டு, அதுக்கு வெளிய ஒரு கேட்டுன்னு 3 கேட்டு பூட்னாங்க. அவர்தான் எல்லாத்தையும் பூட்டி, அவர் சாவி எடுத்துட்டு போயிட்டு, நான் விடிய காலையில வந்து சமைப்பேன். உங்கள தொந்தரவு பண்ண வேணாம், நான் சாவிய எடுத்துக்கிறேன்றாரு. அதுக்கப்பறம் கதவையும் பூட்ட சொல்றாங்க. கதவ பூட்டிட்டு நான் இந்த பெண்கள்கிட்ட கேட்கிறாங்க, ஒரு சிலர் வந்து பாம்பேல இருந்து வந்தவங்க. நான் போனது டெல்லில. எதுக்கு இத்தன கேட்டு? இவ்ளோ பூட்டுக்கள்? ஒண்ணொண்ணுத்துக்கும் வேற, வேற பூட்டு வேற. அந்த ஆட்டோ லாக் ஆகும் இல்லயா! அந்தமாரி பூட்டெல்லாம் பூட்டி, அவரு சாவியெல்லாம் பத்திரமா வச்சுட்டு போய்ட்டாரு. 5:00 மணிக்கு வந்து நான் சமைச்சிருவேன். நீங்க எழுந்தப்பறம் காலை உணவு சாப்பிட்ருலான்னு சொல்ட்டு போறாரு. அப்புறம் அவங்க சொல்றாங்க இந்த இடத்துலெல்லாம் திருடர்ங்க பயம் ஜாஸ்தி. ஒரு கேட்லாம் போட்டா, அசால்ட்டா உடச்சிட்டு வந்துருவாங்க. நம்ம அதனால தான் இரவு நேரங்கள்ல வெளிய போ கூடாது, ஹோட்டல்ல நம்மள தங்க வைக்க முடியாதுதான், இந்தமாரி அ அங்க கம்பெனியோட வீட்டிலே தங்க வைக்கிறாங்க, அப்பிடின்னு சொன்ன என்னது!
சரிங்க. ஆமா, ஆமாங்க. ஆ. ஆ. சரிங்க. சரிங்க. ஆ. ம். ம். ஆ, சரிங்க. ஆம் ஆ. ஆ. ஆ. அய்யயோ! <chuckles> சரிங்க. ம். ஆ. நம்மளுக்கு இருந்த தூக்கமும் போயிருக்கும் இல்லேங்களா! அதாவது பேய பார்த்து கூட பயப்பட அ வேண்டாம் அப்பிடிங்கிறது தான் இப்ப மனிதர்கள் ப மனிதர்கள் தான் பேய விட ரொம்ப மோசமா இருக்காங்க அப்பிடின்னு சொல்லலாம். <chuckles> ஆ.
ஆமா. <laughs> கண்டிப்பா. அப்போது தான் எனக்கு ஒரு, ஒரு 20 வயது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்! நமக்கு வந்து இந்த திருட்டு, திருடன் அந்தமாரி ஒரு அனுபவமே இருக்காது. இப்ப திடீர்னு நம்ம வீட்ல ஒரு பாதுகாப்பு உணர்வோட வளர்ந்துட்டு, என்னது அது கேட்ட உடைச்சுட்டு வந்துருவாங்களா! கதவே உடைச்சிருவாங்களான்னு. ஆமா, 4, 5 பேரா வருவாங்க. இந்த "தீரன்" படத்தில வந்தத பார்த்தீங்களா? அந்தமாரி அதெல்லாம் அதுக்கப்பறந்தான் அந்த படமே நான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன்! அதுக்கு முன்னாடி ஆனா இது.
சரிங் ஆ. ம். கண்டிப்பா. ஆ. ம். அ. அய்யயோ! சரிங்க. நல்ல வேள நீங்க அத பார்க்கல. பார்த்துருந்தா முழு முழு நைட்டு உங்களுக்கு சிவராத்திரி தான்
ஆமா. இங்கேயும் அப்பிடி தான் கிட்டத்தட்ட ஆச்சு. என்னோட அறைக்கும் போயிட்டேன். அ அப்புறம் வந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுறாங்க. அவங்ககிட்ட இதெல்லாம் சொல்ல முடியாது. பேசிட்டு படுக்கிறேன், எனக்கு ஏதோ கதவு யாரோ தொறக்கிற மாதிரியே சத்தம் கேட்குது. வெளிய வந்து பார்த்தா, இவுங்க யாராவது ஒரு வெளிய வந்து உலாத்திட்டு இருக்காங்க. வீட்ல ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. மா அவுங்க, அவுங்க அறைக்கு போய் இருங்கம்மா! என்னைய ஏம்மா தொந்தரவு பண்றீங்கன்ட்டு இருக்கு சொல்லவும் முடியல. அப்பிடியே அந்த லைட் போடுற சத்தம் கேட்டாலே வெளிய ஓடி போய் ஓடி போய் பார்க்கிறது. அந்தமாரி ரொம்ப பயமா இருந்துச்சு. ஒரு, 1 மணிக்கு அப்புறம் தான் எல்லாரும் அவங்கவுங்க படுக்கைக்கு போய் கொஞ்சம் அமைதி ஆனாங்க. அதுக்கப்புறம் தாங்க தூங்கினேன். ஆனா அதுவரைக்கும் ரொம்ப பயமாருந்தது. வாழ்க்கையில ரொம்ப பயந்த ஒரு நாள்ன்னு சொல்லலாம், அத.
ஆ. சரிங்க. ஆமா. ஆ. ஆ. சரிங்க. ஆ. சரிங்க. ஆ. ஆ. சரிங்க.

அது கொடியில தான் துணி ஆடுதுன்னு நினைச்சேன். ஆனா இந்த முனையில இருந்து அந்த முனைக்கும். அந்த முனையில இருந்து இந்த முனைக்கும் அந்த வெள்ளையா அந்த அது போயி்ட்டே இருக்கு. ஒருவேள பேய கண்டுபிடிச்சுட்டோம் போல இருக்குடா? இதான் பேய்! அப்டிலாம் யோசிச்சுட்டுருக்கேன்.
சரிங்க. <laughs> ஆ, சரிங்க.
ம். இப்போ ஒரு 12:30 ஆச்சு ஓ! கரெக்ட்டா பேய் வர நேரம். அ கண்டிப்பா நம்ம பேய் தான் பார்த்துட்டோம். அய்யோ! யார்கிட்ட சொல்றது? கடவுளே! கண்ணல்லாம் மூடிர்லாமலாம் இருக்கேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா, திடீர்னு ஒரு, மொபைல் ஃபோன் மாரி ஒரு ஒளி தெரிஞ்சுச்சு. பாத்தா யாரும் க இருட்ல ஃபோன் பேசிட்டு நடந்துகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த பக்கம். வெள்ள கலர் பனியன் போட்டருக்காங்க. லுங்கி கட்டியிருக்காங்க. <laughs> அது கால் கட் ஆனோனே, அந்த ஒளி தான் தெரியுது எனக்கு. ஒரு ஆள் தானா பேசிட்டு இருக்கவேன். நடுராத்திரில இவர் வந்து எதுக்கு மாடில ஃபோன் பேசுறாரு? அப்டின்னு நெனச்சு அப்புறம் இந்த தெருநாய்கள்லாம் ரோட்ல போறது. ஓடி போது, வருது. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கேன். தெரியுது. அதுமில்லா இதெல்லாம் பார்த்தா பிரச்சனை ஆகுன்னு படுக்குறேன். ஆனாலு தூக்கம் வரவே இல்ல. இருந்து அது கைவினை பொருட்கள்லாம் செய்யலாம். அப்படின்ட்டு அத ரெடி ஆரம்பிச்சு, அத பரப்பி போட்டு, ஆ நான் நெறைய முயற்சிலாம் பண்ணுவேன். எம்ப்ராய்டரி மாரி. கைவினை பொருட்கள்லாம்.
ஆ. அய்யய்யோ! ஆ. சரிங்க. <laughs> சரிங்க. ஆ, ஆ. <chuckles> <laughs> ஆ. ஆ. ஆ. ஆ. அருமைங்க. ஆ. ஆ. ஆ, சரிங்க.
அதெல்லாம் செய்ய இது பண்ணேன், அதுக்கப்புறம் ஒரு 2 மணி ஆச்சு என்னாலேயே முடியல அதுக்கு மேல. இருக்
ம். ஆ, தன்னால அந்த தூக்கம் வந்து நம்மள தள்ளிக்கிட்டு போகும் இல்லைங்களா? இதுக்கு மேல என்னால முடியாது. குருதேவா! அப்படிங்கிற மாரி. அதுவே நம்மள இழுத்து கொண்டு போய் படுக்க வச்சுடும்.
<chuckles> <laughs> ஆமா. தூங்கிருடா! அப்டின்னு, அப்ப தூங்கினதுதான் காலையில ஒரு 10:00 மணி அந்த மாரி தான். ஏன்னா, நைட் ஃபுல்லா முழிச்சிருந்திருக்கோமே. காலைல வீட்லல்லாம் அழச்சுட்டே இருந்திருக்காங்க. அப்ப எங்க வீட்ல ஃபோன் இருக்கும். அ அதுல வந்து கூப்ட்டுட்டே இருந்தருக்காங்க. அது சத்தம் கூட கேட்கல. நல்லா தூங்கிட்டு இருந்தருக்கேன். அப்புறம் எந்துருச்சு, நானே வந்து சொல்லிட்டேன். இந்த மாரி "வந்துட்டேன். என்னோட ஃபோனும் நான் பார்க்கல. வீட்ல ஃபோன் அடிச்சதும் கேட்கல." அப்டின்னு. அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. சரி, "நீ இன்னைக்கு இரு, சாயந்திரம் தான் வருவாங்க எல்லாரும். இன்னைக்கக்கான உணவு வந்து பக்கத்து வீட்ல அவங்களுக்கு சொல்லிட்டேன். அவங்க உனக்கும் வாங்கி தந்துருவாங்க, இல்ல செஞ்சு தந்துருவாங்கன." ஆ "அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இது. இதே மாரி இன்னொரு அனுபவம் வந்து எனக்கு வேலை நிமித்தமா, நான் வந்து டெல்லிக்கு பயணிக்க வேண்டியதா இருந்தது.
முழிச்சிருந்தது. ஆ. சரிங்க. ஆ. சரிங்க. ம். ஆ. ஆ. ஆ. ஆ. <laughs> ஆ. சரிங்க.
அது அங்க போயாச்சு. அலுவலகத்தில அன்னைக்கு போன உடனே, அங்க அ இந்த மாரி வெவ்வேறு ஊர்கள்லருந்து வந்தாங்க ஒரு ஒரு மீட் மாரி. அப்ப எங்களுக்கெல்லாம் தங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா, அங்க ஹோட்டல்ல போடாம. ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் அது அலுவலகத்தோட அப்பார்ட்மெண்ட் ஒரு 5 அறைகள். அங்க வந்து ஒரு சமையல்காரர் இருப்பாரு. அ 5 படுக்கை அறைகள் இருக்கு. ஒரு பெரிய ஒரு ஃப்ளாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அங்க வந்து தங்க சொல்லிட்டாங்க. எனக்கு 1 அறை குடுத்துட்டாங்க. என் கூட தங்குறதுக்கு வர வேண்டியவங்க வரல, வெளியூர்லருந்து.
ஆ, ஓகேங்க, ஓகே. ஆ. ஆ. ம், ம். சரிங்க. ஆ.